எப்படி அத நீங்க சொல்றீங்க அத?
<inhales> எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணுமே இல்ல. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்னனு பாத்தீங்கன்னா, இந்த காதலர்களுடைய மொழி இல்லையா? அதில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்டின் போட்டு உட்டா போது வேல முடிஞ்சது. "ஐய் லவ் யு" னு அடிக்கிறதுக்கு பதில நடுவுல ஒரு ஹார்ட்டின் போட்டு விட்டுடுறாங்க. <laughs> <grunts> அப்ப அதுக்கு உதவுதுல்லையா?
ஆமா. <laughs> இதுல வேற எனக்கு எனக்கெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வரும். இப்ப இருக்கிற இல பாத்தீங்கன்னா, அந்த என்னது எ எல்ஓஎல் அதெல்லாம் ம ஒரு காலத்தில அந்த இப்ப எல்ஓஎல் -லுக்கு வந்து இப்ப அந்த ம மொகம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ம். ஆமாங்க. அதே.
முன்னல்லா எல்ஓஎல் -லு இது பிஜி என்னன்னவோ வரும். என்னதுடா அது? அப்டின்லாம் கேட்பேன் நானு. இன்னைக்கு இந்த அ நீங்க சொல்ற மாரி அந்த இமோஜிக்கல் வரும்போது அது ஒரு நமக்கான. கொஞ்சம் புரிதல் வருது. ஆனா, சில இமோஜிக்கல் எதுக்குன்னே எனக்கு தெரல. நீங்க அத பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லுங்க. அதாவது நகைச்சுவை தான் இதில வந்து நெறைய வரும்னு நெனைக்கிறேன்.
<laughs> ஆமா. <inhales> அ. <laughs>